ஆமா. விலை கூடுதல். ஏனா, அந்த பொருள ஒரு தரமா குடுக்கிறக்காக அவங்க நெறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதில இருக்க தரமும், அதில இருக்க வாழ்வாதாரமும் அந்த பொருள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா, அந்த கம்பெனி அணுகும் விதமும் மத்த விஷயங்க மத்த இதில வராது. அந்த இதில.
ஆமா. புரியுது. அதாவதுல ஓ ஒரு அளவு அடைஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் வச்சுட்டே அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருது இல்லைங்களா?
ஆமாம்மா. இல்ல அது அந்த பெயரையும் காப்பாத்திக்கணும். இங்க ஒரு இப்ப நீங்க Bosch எடுத்துக்கிட்டீங்கனா, அவங்க 70, 80 வருஷமா இருக்காங்க. இன்னைக்குமே அவங்க தான் அப்டிங்கிறப்ப அவங்க அத காப்பாத்துற மாரி விஷயங்கள் பண்றனால தான் வந்து அது நடக்குது. அங்க,
ஆமா, காப்பாத்திக்கிறது தான். ஆமங்க. இந்த IFB, IFB இல்லையா?
ஆ, அதுவும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். அவங்களும் பல வருஷம், 30 வருஷத்துக்கு மேல IFB நல்லா இருக்கும். Whirlpool நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கனா, பெருசா எந்த ஒரு விளம்பரமும் வர்றதே இல்ல. இல்லா
அது நல்ல விஷயம் தான். ஆ. சரியா, சொன்னீங்க. சொல்லுங்க. அ.
இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்டின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்க? ரூ. 50,000 வாங்கிட்டு வீடியோ போட்டு போயிட்றாங்க.
ம்.
அவுங்க. அப்ப நாம அந்த கடைக்கு போறோன்னு வச்சுக்குவோமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க சொன்ன ஒரு துணி கடையில இந்த மாரி ஆஃபர் இருக்கு. ஆ இ 300 ரூ. 5000 ரூவாய்க்கு வந்து 3 சட்ட, 4 பாண்ட் எடுக்கலாம் அப்டின்னு சொல்லி உண்மையிலே 3 சட்டை, 4 பாண்ட் இருக்கும். ஆனா அதோட தரம் எப்டி இருக்கும்?
சரி. ஆ. ரொம்ப தா வேண்டா
ம்ஹ, கண்றாவியா தான் இருக்கும். ஏனா, அவன் அந்த மாரி ஒரு 10 இன்ஃப்ளூயன்ஸ்ருக்கு வீடியோ போட சொல்லி காசு குடுத்திருப்பான். சரிங்களா? அந்த ஊர்ல யார் அந்த மாரி இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு 50,000 50,000 50,000 குடுத்து போட சொல்லியிருப்பான். ரூ. 5,00,000 ஆயிருக்கும். அவன் ஏற்கனவே தொழில் செய்றக்கு ஒரு முதல் போட்டு உட்கார்ந்திருக்கான். இப்ப அந்த தொழில்ல இருக்க தொழில மறுபடியும் விக்க வெக்கிறக்கு மறுபடியும் ஒரு 5,00,000 போட்டுருக்கான். அப்ப இந்த காசெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்குவான்?
ஓ! ஆ. ஆமா. <laughs> தெரியாதவங்கத்தலையில தான் எல்லாமே வந்து விழுது கடைசில. இது இவ்வளோ உக்காந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களே உண்மையிலே நீங்க கிரேட்டுங்க.
ம். நம்ம தலையில தான் கட்ட நம் நம்ம தலையில தான் கட்டுவான். ஆமா. ஆமா, இல்ல. ஏனா, இது ஒரு கட்டத்தில வந்து ஒரு வேள நாம பார்க்குற வேலை சரியில்லயோ, இல்ல நாம சேமிக்கும் விதம் சரியில்லையோ, இல்ல வந்து நாம ஏதாவது தப்பா தெரியலயா. அப்டிங்கிறப்ப தான் ஒரு கட்டத்தில தான் புரிதல் வருது. இது எல்லாமே பொருளாதாரமும், வணிகமும் சார்ந்த விஷயம். இது வந்து எதுக்காக குடுக்கப்பட்டதோ அதுக்காக கெடையாது. Instagram ஆகட்டும், முகநூல் பக்கமாகட்டும், Twitter ஆகட்டும், எந்த விஷயத்த நீங்க எடுத்தீங்கனாலும் நாம வந்து அத ரீல்ஸ் பாக்ரக்கு அப்டின்னு அந்த ரீல்ஸ்க்கு நடுல வந்து அவங்க போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த விளம்பரம் அப்டின்னு ஒரு விஷயம். அது வந்து உங்களை அறியாமலே உங்க மூளையில போய் உள்ள உட்கார்ந்துக்கும். அதன் பின்னர் நீங்க அது சம்பந்தமா வேற எங்கேயாவது பொருள் வாங்குறப்ப கூட உங்கள அறியாமலேயே நீங்க அந்த பிராண்ட் தான் வாங்குவீங்க.
ஆ. ஆமாங்க. ஆமா. ஆ.